பொதுவா பார்த்தீங்கன்னா, அ அதிக அளவுல வந்து நண்பர்கள் வந்து குடும்பத்தோட சேருவாங்களான்னு கேட்டா, அது வந்து ஒரு அ ரேரான விஷயம். ஆ என்ன எனக்கு எனக்கு எப்படி நடந்துச்சு அப்டின்னா, என் ஃபேமிலியும், என்னோட தோழியோட ஃபேமிலி அப்டின்னா. நாங்க 2 பேரும் ஒண்ணாவே முதல இருந்தே வந்து ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். அதனால அந்த மாரி வந்து. ஏதாவது ஒரு எ எங்கேயாவது வந்து மீட் பண்ணும். ஏதாவது ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், நாங்க எல்லா நாங்க கண்டிப்பா அந்த இடத்துல சேருவோம். அந்த மாதிரி ஒரு நினைவுகள் நெறைய இருக்கு எனக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் இருக்கா? குடும்பமும், நண்பரும் சேர்ந்து கொண்ட நினைவுகள்?
நிச்சயமாங்க. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமாங்க. அது வந்து கல்லூரி படிக்கும் தருணம் அது. எங்க அக்கா பெரியக்காவுக்கு வந்து கல்யாணம். அப்போ என்னன்னா வந்து வீட்ல சொல்ட்டாங்க. உன்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாரா இருந்தா கூட்டுவா? உனக்கு வந்து வேலைக்கு ஒத்தாசையா இருக்கும் அப்டின்னாங்க. இப்ப நான் அப்படியே மனசுல நெனைச்சுக்கிட்டேன். "நான் வெளிய போய் விளையாடணும்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேரக்கூடாது. அவங்கலாம் வந்து உன் படிப்ப கெடுத்துருவாங்க. ஆனா இந்த மாரி வேலை செய்யனா மட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுது." அ அப்படின்னு நான் வந்து நானா நெனச்சுக்கிட்டேன். "சரி போய் சொல்றேன் எவனயா கூட்டு வரேன்" அப்டின்னு சொல்லிட்டு நானு போய்ட்டேன் நானு. அதுக்கப்புறம் வந்து கரெக்ட்டா 1 வாரம், 1 வாரத்துக்கு முன்னாடி ஆகுது. நானு அப்டியியே கிளம்பிட்டேன் ஊருக்கு. வந்ட்டேன் நானு. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்ட்டேன் ஒரு 3 பேர்ட்ட சொல்ட்டேன் நானு. நான் சொன்னே இந்த நான் கோடு போட்டா தாண்டவே மாட்டாங்கன்னு அந்த மாரி இருப் இருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாரி மக்க ஒரு 3 பேர வந்து நாங்க வச்சிருப்போம் எப்போமே. அவங்க வன்ட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு எப்டின்னா அடுத்த நாள் வந்து கல்யாணத்துக்கு மொத நாள், அடுத்த நாள். சரிங்களா? இப்போ இன்னைக்கு வந்திருக்கானுங்க. இப்போ எப்டின்னா, நாளை மறுநாள் தான் கல்யணோம்னா, இன்னைக்கு நைட் வரானுங்க. அ நாங்க தூக்கம் தூங்க முயற்சி பண்றோம். தூக்கமே வரல எங்களுக்கு ஒரு அறையில.
சரி. அதானங்க. ம். ம். சரி. ஆமாமா. <chuckles> சரி. சரி.
அ மேல மொட்டை மாடில போய் படுக்கலான்னு சொல்லட்டு பெட்ஷீட் எடுத்துன்னு போயி்டு அங்க போய் படுக்குறோம். அங்கேயும் தூக்கம் வரல. ஃபுல்லா கொசுக்கடி. கொசுவா கடிச்சுட்டு இருக்கு. என்னதந்த தவ் இந்த கொசுவத்தி அதெல்லாம் போட்டு படுத்தாலும்
ஓ! சரி. ம். கண்டிப்பா. இந்த மாரி ஆ. இந்த மாதிரி கல்யாண இரவுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாரி சரியா இடம் கிடைக்காது தூங்குறதுக்கு. அப்ப இந்த மாரி தானே இருக்கும்.
அ போட்டு படுத்தாலும் சொல்லுங்க. நிச்சயமா.

ஆமா. என்னன்னா ஒரு 3 4 குரூப் ஃபோட்டோ ஆயிருச்சு. <chuckles> ஃபுல்லா எங்க காலேஜ் குரூப் ஃபோட்டோவா வருது. அது. எப்படின்னா என்னோட
ஓ! இடமே பத்தலையா? ஸ்டேஜு ல? <chuckles>
ஆமா. பத்தவேல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபுல்லா பெண்கள். ஒரு 16 பெண்கள். எங்களோட கிளாஸ்ல அத்தன பேரும் வந்துட்டாங்க. ஒரு 2 பெண்கள் தவிர எல்லாருமே வந்துட்டாங்க. வேற ஊர்லருந்து. காலையில கிளம்பி வந்தாங்க. அ அவங்க எல்லாம் சேத்து ஒரு ஃபோட்டோ. அதுக்கப்புறம் காலயில என்னோட வகுப்புல இருந்த ஆண்கள்ல்லாம் சேர்த்து ஒரு ஃபோட்டோ அப்புறம், என்னோட வகுப்புல இல்லாம வேற ஆண்கள்லாம் இருப்பாங்க. அவுங்க அவங்க ஒரு டிபார்ட்மென்ண்ட்டா ஒரு ஃபோட்டோ ஒரு 4, 5 ஃபோட்டோ வந்துருச்சு. ஓ! ஃபோட்டோ, ஃபோட்டோ, ஃபோட்டோ, ஃபோட்டோவா வருது.
சரி. சரி. ஓ! அப்ப எவ்வளோ நண்பர்கள நீங்க கல்லூரியில வந்து பழகி வச்சிருக்கீங்கன்னு பாருங்க. அப்பா.
ஆமா. அவுங்களுக்கு அது இல்லாம எ பக்கத்து ஊரு, அதுவும் வந்து எங்க ஊரு ரொம்ப புடிக்கும் அவங்களுக்கு. ஒ ஏதாவது ஒரு வாய்ப்பு வராதா? நம்ம வந்துறதுக்கு அப்டிங்கிற மாரி ஒரு காலகட்டம் அது. அது இல்லாம அப்போ எப்டின்னா, ஒரு சில படங்கள்லாம் வந்துச்சு அந்த காலத்துல அந்த காலகட்டத்துல. கஜினின்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த காலகட்டத்துல. அங்களுக்கு என்னன்னா? அந்த படத்த ஒரு நல்ல தியட்டர்ல போய் பாக்கணும், அப்டிங்கிற ஒரு எண்ணமும் இருந்துச்சு அவங்களுக்கு. சில பேருக்கு அந்த எண்ணம். சில பேருக்கு வந்து ஊர் சுத்தி பார்கணும். எங்க ஊர் ரொம்ப சின்ன ஊர் தான். ஆனாலும் வந்து ரொம்ப நல்ல இடங்கள்லாம் நெறையா இருக்கு. அ பாக்கறதுக்கு உண்டான இடங்கள்லாம். அதனால மக்கள் வெவ்வேறு இது அவங்களுக்கு நோக்கம். கல்யாணத்த முடிச்சுட்டு நம்ம இங்க போறோம். கல்யாணத்த முடிச்சுட்டு நம்ம அங்க போறோம். நைட் தங்கிட்டு, இதெல்லாம் சாப்ட்டு இந்த கடைக்கு போய்டு இதெல்லாம் சாப்ட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மறுபடியும் கல்லூரிக்கே போறோம். அந்த ஊருக்கே போறோம், அப்படிங்கிற மாரி நெறைய
ஆமாமா. சரி. பிளானு பிளான்லாம் போட்டு வந்துட்டாங்க. <chuckles> சீக்கிரமே.
ஆமா. பிளான்லாம் போட்டு வந்துட்டாங்க. பயங்கர எனக்கு என்னன்னா? ச்சே என்னைய வுட்டுட்டு நல்லா நீங்க பண்றீங்கல்ல. நான் கூட இந்த இடத்துக்குல்லாம் போனதுல நீங்கலாம் போறீங்க. அ அப்டின்ட்டு, எனக்கு ஒரு பக்கம் அ வருத்தமா இருந்தாலும் எல்லாம் வந்ட்டாங்கங்கறதுனால ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு. அது. ஓ, அ கண்டிப்பா அந்த அனுபவம் வந்து என்னால மறக்கவே முடியாது அந்த அனுபவத்த.
<laughs> ம். ஓ! சிறப்பு.